அதாவது சர்ச்சை செய்றதுங்கிறது நம்ம வா எல்லா மனித வாழ்க்கையில ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆ. சில சர்ச்சைகள் வந்து நல்ல விதமா முடியும். சில சர்ச்சைகள்ல பிரச்சனைகள் வரும். ஆ. அப்போ எப்படி நான் வந்து இந்த சர்ச்சைகள்ல சிலப்போ பார்த்தீங்கனா, இந்த நம்பிக்கைகள் நிறைய உடைந்து போறதை நம்ம பார்க்கலாம்.
கண்டிப்பாங்க. ம். ம்ஹ்ம்.
அ அந்த மாதிரி வந்து ஒரு சர்ச்சை காரணமாக, ஒரு நம்பிக்கை உடைஞ்சு போச்சுன்னா அதை என்ன செய்வீங்க? எப்படி வந்து மீட்டு எடுப்பீங்க? அதை பத்தின அனுபவங்கள், உங்களுக்கு எதுக்கு எதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா?
அ கண்டிப்பாங்க. என்ன கேட்டா, அந்த நம்பிக்கை வந்து உடைக்காமல் சர்ச்சைகளை வந்து, தீர்க்க வந்து முடியாதுனு தான் நினைக்கிறேங்க. ஏனா அந்த சர்ச்சையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாலே, அந்த இடத்தில நம்பிக்கை முடிஞ்சு போயிடுச்சு.
ஓ! ஆமா, இல்லைங்களா?
கண்டிப்பா. இப்ப நீங்க என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு, எங் நான் வ அ இப்போ நீங்க என் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்க. என்ட நம்பிக்கையா இருந்து, என்னோட என் என்கிட்ட நீங்க நல்லா நெருங்கி பழகுறீங்க. ஆனா, ஒரு காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நம்பிக்கை இழக்கிற மாதிரி நான் ஒண்ணு செஞ்சுர்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது வெளில சொன்னா சர்ச்சை ஆகும். நமக்குள்ளே பேசிக்கிட்டாலே நம்பிக்கை அங்க உடைஞ்ச மாதிரி, இல்லைங்களா?
சரிங்க. ஆமாங்க. சரிங்க. ஆமாங்க. நமக்குள்ளையே பேசிக்கிட்டா
நம்பிக்கை வந்து உடைஞ்சமாரி. நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை போனமாரி தான க வரும் நமக்கு.
ஆ புரியுது, புரியுது. ஆமாங்க, ஆமாங்க. புரியுது. ஆ.
ம். அப்போ இந்த நம்பிக்கையை உடைக்காமல் சர்ச்சையை வந்துட்டு, நம்ம எப்படி தீர்த்துக்கணும்ன்னு பார்த்தோம் அப்படீன்னா, இது கொஞ்சம் கஷ்டந்தாங்க தீர்த்து தீர்க்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். எப்படியுமே வந்துட்டு, ந நான் ஒரு ஒரு அ ஒரு தோழி மேல வந்து சர்ச்சைய ப வெளில வராம அந்த பொண்ணுட்ட பேசினாலும், அவுங்க வீட்ல காலைல கண்டிப்பா தெரிய வந்துதான் ஆகும். அது மூலியமாவே, அது வெளில எல்லாத்துக்கும் போய் போய் சேர்ந்துரும். அதாவது அவுங்க குறைஞ்ச பட்சம் அவுங்க வீட்டுக்காரருக்கு தெரியும், அவுங்க அப்பா, அம்மாக்கு தெரியும். என் மேல ஒரு தவறு இருந்தா, என்னோட வீட்டுக்காரருக்கும், எங்க அப்பா, அம்மாவுக்கும் தெரிய தான் வாய்ப்பு இருக்குதுங்க. அப்டீன்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த வார்த்தை இந்த "நம்பிக்கை" அப்படீன்னு ஒரு வார்த்தைய கேட்டாலே, எனக்கு ஒருத்தவங்க ஞாபகத்துக்கு வராங்க. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ ஸ்கூலல்லாம் படிச்சு விடலாம் வேற ஒரு மாநி வேற ஒரு ஸ்டே இது டிஸ்ட்ரிக்ட்ல. வேற ஒரு ஊர்ல படிச்சேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டது வேற ஒரு ஊர்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னாச்சு, இந்த ஊர் எல்லாமே எனக்கு புதுசு. அப்போ கா காலங்கள் அப்படீயே மெல்ல மெல்ல நகர்ந்து அப்படீயே போச்சுங்க. குழந்தைகளானாங்க, குழந்தைங்கல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனோம். வே வேலைக்கு போலான்ட்டு, பாப்பா படிக்கிற ஸ்கூல்லே வேலைக்கு போனேன் நானு. அ வேலைக்கு போயிட்டு, அப்பயே நான் வீட்டுக்கு வந்தேன். அந்தமாரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அ பள்ளியிலேருந்தே வந்துட்டு ஒரு காலேஜுக்கு வந்து ப்ரோ என்ன வந்து ஒரு ஆசிரியரா நிய ஒரு பேராசிரியரா வந்து நியமிச்சாங்க. அப் ஆமா. அப்ப அந்தமாரி வந்து வாழ்க்கைய அப்படீயே ஓடிட்டுருக்குங்க. ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு வாழ்க்க. வேலை, வீடு, வேலை, வீடு, வேலை, வீடு. எந்த ஒரு பிரச்சனையும் கெடையாது. வாங்குற சம்பளம் கம்மியா இருந்தாலும், அழகான ஒரு வாழ்க்கைய அமைச்சு அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்க.
ம். சரிங்க. ஆமாங்க. ஆ. சரியா சொன்னீங்க. ஆ. என்னன்னு சொல்லுங்க. யார் அது? சரிங்க. ஓ! ஆ. சரிங்க. சிறப்பு. பாராட்டுகள். ஆ சொல்லுங்க. நல்லாத்தான் போய்க்கிட்டுருந்துச்சு. ஆ. சரியா சொன்னீங்க. ஆ
அப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு தோழி ஒருத்தவுங்க அந்த அந்த கல்லூரில வந்து வராங்க. வந்து ஜாயின் பண்றாங்க.
அதாவது அவுங்க, கூட வேலை பார்க்கிற சக ஆசிரியையா?
ஆமா, அவங்க தோழி இல்ல. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வரும்போது அவங்க யாரோ தான் எங்கள நினைச்சேன் நானு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னை பத்தின ஏற்கனவே கேள்வி பட்ருக்காங்க. நான் முன்னே ஒர்க் பண்ண அ இடத்தில வந்து என்னை பத்தி நெறைய நான் வந்து ஒரு மாசத்திலயே போயிட்டு நல்லா ஃபேமஸ் ஆயிட்டேன். அந்த ஸ்கூல்ல போய் நெறைய மாற்றங்கள்லாம் கொடுத்தனால ஆமா நல்லா ஃபேமஸ் ஆயிட்டேன். அப்போ என்னாச்சு, இந்த பொண்ணுக்கு வந்து என்னை கேள்விப்பட்டிருக்குது. என் பேர் என்னன்னு கேள்விப்பட்டிருக்குது. ஆனா என்னை பார்த்தது கிடையாது. நான் அங்க இருக்கவுமே, என்னை பார்த்தவுடனே அந்த பொண்ணுக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷம். "ஐயோ! நீங்களா? உங்கள பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டுருக்கிறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த ஊருன்னு கேட்டவுடனே, நான் இருக்கிற இடத்த சொன்னேன். அப்போ அது சொல்லுச்சு, "அச்சச்சோ! எனக்கு நான் எங்க ஊருமே அதே என் வீடுமே அதே தெரு தெரு தானே." அப்படிங்களா! நீங்க யாரு வீடு? எங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க?" அப்படின்னு என்னுடைய ஆமா. வரலாறு அ கேட்டுச்சு. அ நான் எல்லாத்தையும் சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட. அதனுடைய வரலாற என்ட்ட சொல்லுச்சு. அது எப்படி கல்யாணம் பண்ணுச்சு, போணுச்சு, வந்துச்சு எல்லாமே சொல்லுச்சு. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா அ காதல் திருமணம் பண்ணிக்கிச்சு. அப்பா, அம்மாவ எதிர்த்துட்டு.
சரிங்க. அ அப்புடி போடுங்க! அப்புடி போடுங்க! ஆ. ஓ! ஓஹோ! <laughs> சரிங்க. அப்படின்னு உங்களோட பரஸ்பரம் இது பேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆ. இது அப்பா, அம்மாவை எதிர்த்துட்டு காதல் திருமணம். இங்க வந்து தனியா வந்து வாழ்ந்துட்டிருக்காங்க. குழந்தைங்க இருந்துச்சா?
ஆ, குழந்தைங்க இருக்காங்க அவுங்களுக்கு. இப்படி ஒ இப்பிடியாப்பட்ட ஒரு வாழ்க்கைங்க. இப்பிடியாப்பட்ட ஒரு தோழி நமக்கு கிடைச்சாங்க. அப்படியே அந்த தோழி, இப்ப அ ஓட அப்படியே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு, அப்படியே அந்த வாழ்க்கை நகர்ந்துகிட்டிருக்கு. அந்த வேலை நகர்ந்துகிட்டிருக்கு. நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. அந்த பொண்ணுக்கு என்ன அப்படீன்னா, ஒரு ம் ஒரு என்ன சொல்றது? ஒரு அம் ஒரு விஷயம் என்னன்னா, அதால ஏத்துக்க முடியாது. என்னன்னு பார்த்த்தீங்கன்னா, நான் யார்க்கிட்டயாவது பேசினா, அதால அத ஏத்துக்க முடியாது.
ஆ. ஆ. சரிங்க. சிறப்பு! அ. ஓ! பொசசிவ்நெஸ். அஹ. அ.
அந்த பொண்ணு. <laughs> ஆமா. அதுக்கு என்னன்னா, நான் அதுகிட்ட மட்டும் தான் பேசணும். நான் அதுக்கூட மட்டும்தான் கேன்டீனுக்கு போணும். நான் லஞ்ச் எடுத்துட்டு வந்தா, என்னோட சாப்பாட அதுக்குடுக்கணும். அதோட சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கணும். இந்த மாரி ஒரு எண்ணம் அதுக்கு.
ஓ! <chuckles> அதாவது, உங்க வீட்டுக்காரு கூட இவ்வளோ சொல்லிருக்க மாட்டாரு, இல்லீங்களா? <laughs>
ஆமா. <laughs> அவ்வளோ ஒரு அந்த ம அந்த ஒ அது என்னமோ தெரியல. அந்த பொண்ணுக்கு என்ன ரொம்ப புடிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு. நான் ஏன்னா அது வீட்ல அவ்வளோ பிரச்சனைகள வந்து அனுபவிச்சுருச்சுங்க அந்த பொண்ணு. அதனால வந்து டெய்லி என்கிட்ட சொல்லி அழுகும். நான் டெய்லியும் அதுக்கு, நான் ஆறுதல் சொல்லுவேன். "விடப்பா. ஒண்ணும் இல்லைப்பா. விடுப்பா இதெல்லாம் சும்மா சாதாரணம். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும்." ஆமா. இந்த மாரிலாம் நான் சொல்லிட்டுருப்பேன். சில டைம் என்னோட மன கஷ்டங்களும், அதுக்கிட்ட நான் சொல்லுவேன். அதுவும் சில மனது ஆறுதலலாம் குடுக்கும் எனக்கு. நாங்கலாம் கடைக்கு போயிருக்கோம். டீ கடைக்கு போயிருக்கிறோம். சாப்பிடலாம் போயிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா, மார்க்கெட்‌க்கு போய்ட்டு காய்கறி வாங்கிட்டு வர வழில தான் அதனோட வீடே. அது என்ன ப் ஆமா. ம். வந்திருக்கிறோம். அ அவுங்க வீட்டுக்கெல்லாம் போன உடன, அது கொஞ்நேரம் உட்காந்து பேச சொல்லும். பேசிட்டே இருக்க இருக்க நாளைக்கு என்ன கொழம்புன்னு கேட்கும். "இதுல இருக்கக்கூடிய அவரைக்காயோ, பீன்ஸோ தாம்மா வைக்கணும்" அப்பிடீன்னா, உடனே அத எடுத்துக்கு அழகா ஒடிச்சு, ஒரு கவர்ல போட்டு கட்டி குடுத்துரும். <chuckles> ஆமா.
நல்லது. ஆமா. நல்ல நட்பு! அ. ஓ! அ. ஓ! நீங்க வீட்டுக்குள்ளலாம் போயிருக்கீங்களா? அவுங்க உங்க வீட்டுக்கு வந்துருக்காங்களா, எப்படி? ஆ. பாருங்களேன். ஐயோ! அவ்வளோ பாசமானவரா இருந்தாங்க?
அவ்வளோ ஒரு நட்புங்க அது. அதேமாரி பார்த்தீங்கன்னா ம் அ டிஃபன்னு நான் பேசிட்டிருக்க டைமுல வந்து டிஃபன் கூட செஞ்சுரும். டிஃபன் செஞ்சு, எனக்கு என்ன சாப்பிட வச்சுட்டு, எங்க வீட்டுக்காருக்கும் என் கொழந்தைக்கும் குடுத்துவிடும். அது
அய்யோ! ஓ! அப்போ அன்னிக்கு ராத்திரி, நீங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம்.
அவ்வளோதான். அப்பறம்தான் ஃப்ரீ எங்க? அப்புறம் தான் இங்கேயே இருக்கிறனே. பேசிட்டு கிடக்கிறேனே. எங்கே ஃப்ரீ அப்பறம்? <chuckles> கைக்கு வேலையில்லனா கூட வாய்க்கு வேலை இருக்குதே! <laughs>
அ. சொல்லுங்க. சொல்லுங்க. ரசவாதம் நல்லாருக்குது. அ
<laughs> அப்பறம் பார்த்தீங்கன்னா, அதுவும் எங்க வீட்டுக்கெல்லாம் வருங்க. அந்த மாரி அப்படியே அந்த நட்பும் போயிட்டுருந்துச்சுங்க. ஒரு நாள் என்னாச்சு? என்னோட கல்லூரியில வந்து நான் வேல செய்ற இடத்துல வந்து, ஒரு பையன் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணான். அந்த பையன் வந்து அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்‌ல தங்கி வேல பார்த்தான்.
சரிங்க. ஓ! என்னவா இருந்தாரு அவரு? அ.
அவரும் வந்து ஒரு பேராசிரியர் தான் இருந்தாரு. அப்போ, அந்த பையன் புதுசு. ஃபிரஷர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. அப்போ என்னாச்சு? அந்த பையன் வந்துட்டு அ கொஞ்சம் பண கஷ்டம் இருந்துருக்குமாட்டுக்கு. ஆரம்பத்துல அந்த சம்பளம்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் இருந்துருக்குமாட்டுருக்கு. அப்போ என்ன என்கிட்ட அதாவது நானும் இந்த பொண்ணும் பேசுறத பார்த்து, நாங்க அந்த பையன்ட்ட போயிட்டு, "வாப்பா" நான்தான் அந்த பையனுக்கு, அந்த டைரக்ஷன்லாம் சொன்னேன். எங்க கிளாஸ் போகணும்? எங்க போகணும்? என்ன போகணும்லாம், நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு ஒரு பொறுப்புல இருந்தேன், அந்த அந்த டிப்பார்ட்மெண்ட்டுல, ஒரு பொறுப்புல இருந்தேன் நானு. அப்போ, எல்லாமே வந்து நான் தான் வந்து அவுங்களுக்கு வந்து வழி காட்டணும். எங்கெங்க, என்னென்ன பண்ணணும்? அடுத்து என்னென்ன கிளாஸ் நடத்தணும்? எல்லாமே நான் தான் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன் அவுங்க எல்லாத்துக்குமே. அப்பறம் இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னா, அக்கா அக்கானு நல்லா என்கிட்ட பழக ஆரம்பிச்சுட்டான். அப்போ, ஒரு நாள் என்ன பண்ணான் அப்பிடீன்னா. <laughs> அவன் என்ன பண்ணான் என்கிட்ட கா எ இது மாரி அ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல. நான் வீட்டுக்கு கொஞ்சம் காசு அனுப்பணும். எனக்கு கொஞ்சம் காசு இருந்தா, குடுத்து உதவி பண்ணுங்க. நான் சம்பளம் வந்த பிறகு குடுத்துறேன்னு சொன்னான். நம்ம கிட்ட தான் நமக்கு தான் வந்து ரொம்ப ஒரு பரந்து விரிந்த ஒரு குணம் ஆச்சே. அடடா! அவ்வளதான். அஸ்! அவ்வளதான். <chuckles> அப்பறம் என்னாச்சு. சரின்னு சொல்லிட்டு குடுத்து உதவுனேன் நானு. நான் முத நாள் மு முத மாசம் குடுத்தேன். திருப்பி குடுத்துட்டாப்ல. அப்பறம் எப்பப்பல்லாம் காசு வேணுமோ, ஆ குடுத்துரு ஆ குடுத்துட்டாரு குடுத்துட்டாருங்க. அப் ந அதெல்லாம் எந்த ஒரு கொறையும் சொல்ல முடியாதுங்க. அ ந நல்ல ஒரு அந்த பழக்க வழக்கத்துலலாம் வந்து, ரொம்ப கண்ணியமான ஒரு பழக்க வழக்கங்க தான். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குடுக்கல் வாங்கல் வந்து அந்த பையன் என்கிட்ட நெறைய நெறைய, நான் நெறைய காசு குடுத்துருக்கேன். நெறைய திருப்பி குடுத்துருப்பான் அந்த பையன் என்கிட்டே. அது ரொம்பலாம் இல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு 3000, 4000 அந்த மாரி தான். அதிகமாலாம் கெடையாதுங்க. இது ஆமா. இது வந்து பார்த்தோன, இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படீன்னா, அவ்வளோ ஒரு கோ இந்த பொண்ணு தான், நான் யார்ட்டயும் பேசக்கூடாதே.
ஆ, சரிங்க. ஆமா. ஆ. ஆமா. பாவம். ம். நல்லது. பா புரியுதுங்க. ம். அ நல்லதுங்க. ஐயயோ! அ அடுத்து அவரும் ப அவரும் பாசமாயிட்டாரா? சொல்லுங்க. ஐயயோ! முடிஞ்சுது. காசு, பணம், துட்டு, மணி மணி தான் அவருக்கு. அ. அஹ. சரிங்க. அ. குடுத்துட்டு திருப்பி குடுத்துட்டாப்லயா? உடனே, அந்த சே சேலரி வந்தபோதே குடுத்துட்டாப்ல. அ. நல்ல மனுஷரு. அ. ஆமாங்க. நல்லது. அ. அதுவே அதிகந்தாங்க. அ. <laughs> ம். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க.
ம். <laughs> நான் யார்ட்டயும் பேசக்கூடாது. நான் யார்க்கிட்டயும் பாத்து சிரிச்சுறக்கூடாது. நான் யார்க்கிட்டயும் என்னுடைய ஃப்ரீ டைமுல போய் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. நான் யாரு கூடேயும் கேன்டீனுக்கு போயிறக்கூடாது. இது கிளாஸ்ல இருந்தாலும், கண்ணு ஃபுல்லா என் மேல தான் இருக்கும்.
ஆ. ஐயோ! அ. அ சின்ன புள்ளைத்தனமா இருக்குது. சொல்லுங்க.
இது. அ ஆமா. என்னாச்சு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்? நான் இந்த மாரி பேசிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு பார்த்துருச்சு. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு கோவங்க. அச்சோ! அச்சோ! அச்சச்சோ! அவ்வளோ ஒரு கோவம். இது என்னா பண்ணிடுச்சு? நேரா போய் எங்க வீட்டுக்காரர்ட்ட சொல்லிடுச்சு. <laughs>
ஆ. ஆ. ஐயயோ! ஐயய்யோ! ஐயய்யோ! இருங்க. என்னால, என்னால தாங்க முடியல, அத. சொல்லுங்க.
<laughs> அங்கபோய் சொல்லிடுச்சு இந்த பொண்ணு. இந்த மாரி அ ஏமாந்துட்டேனு.
<laughs> ஆ.
<chuckles> அவுங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. "நான் பாத்தேன். என் கண்ணாலயே நான் பாத்தேன்." அப்பிடின்ட்டு.
அய்யயோ!
இதுக்கப்புறம் நம்ம ச கம்முன்னு இருக்க முடியுமாங்க? "இத்தன வருஷம் நட்பு எங்க போச்சு? இத்தன வருஷம் நட்பு எங்க போச்சு? நமக்குள்ள இருந்த புரிதல் எங்க போச்சு? நமக்குள்ள இருந்த அந்த ஒரு, அ ஒரு அக்கா, தங்கை போல ஒரு பழகுன அந்த பழக்க வழக்கங்கள்லாம் எங்க போச்சு?" அப்பிடின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்துட்டு ம் அவள கூப்ட்டு நான் வந்துட்டு, ஒடனே நான் ஃபோன் அடிச்சேன். ஒடனே இவரு வந்து என்ன கேக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா, இவரு கொஞ்சம் தாம் தூம்ன்னு குதிக்க ஆரம்பிச்சாருங்க. ஓ! நீ இதுக்கு தான் வேலைக்கு போறியா? அப்பிடியா, இப்பிடியான்னு அப்பதான் தெரியுமே! நம்ம வீட்டுக்காரங்கள பத்திலாம். இல்லன்னா அவுங்க வந்து அந்த வீரத்த வந்து காமிப்பாங்க.
<chuckles> ஆமாங்க. ஆமா. என்னன்னு? அய்யயோ! ஆமா. இல்ல, அவரும் வீரத்த காமிச்சிருக்காருன்னா, அவ்ளோ போட்டு குடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அவ்ளோ ஒரு, த தவறா சொல்லியிருக்குறாங்கன்னு தான் அர்த்தம்.
ஆ. ஆமா. அப்போ இந்த எடத்துல நம்ம நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தைக்கு வந்து, ஒரு கொஸ்டின் மார்க் தான் நம்ம போட்டு ஆவ முடியும். இல்லங்களா? அப்புறம், நான் என்ன பண்ணேன், "இங்க பாரு! இதெல்லாம், நல் இதெல்லாம் என்னம்மா? இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? இதெல்லாம் நல்லதுக்கா! உனக்கு என்னென்னு தெரியுமா? தெரியாதா? இப்பிடிலாம் வந்து சொல்லலாமா ஒருத்தவுங்கள்ட்ட? சொல்றதுக்கு முன்னாடி நீ என்ட்ட ஒரு வார்த்த கேக்க வேண்டியது தான!" அப்பிடின்னா எனக்கு
ம். ஆமாங்க, ஆமாங்க. ம். ஒ ஒங்ககிட்ட இத பத்தி பேசவே இல்ல, அந்த பொண்ணு!
பேசவே இல்லை. அட நம்ம கோவமா இருக்கான்னு தெரிஞ்சா தானங்க நம்ம போய் சமாதானப்படுத்தி எதாவது நம்ம கேட்க முடியும். இதான் முட்ட கண்ண வச்சுக்கிட்டு, உருட்டி, உருட்டி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்குது, டக்குன்னு போய் வீட்டில சொல்லிடிச்சுங்க, இது பாட்டுக்கு போயிட்டு. இந்த சின்ன வயசில சின்ன வயசில இந்த பாவடயை ச கையில பிடிச்சிட்டு, "இரு இரு எங்க அம்மாகிட்ட உன்ன சொல்லி தரேன்" அப்படி சொல்லுவோம்ல.
ம் பாரு. <laughs> அ. உண்மையிலேயே எனக்கு அவ அந்த அ அஹ அ. <laughs> எனக்கு உண்மையிலேயே அவங்கள நினைக்கும் போது அவ அவங்கள நினைக்கும்போது, அவங்க வீட்டுக்காரரோட விஷயம் நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமா இருக்குதுங்க, சொல்லுங்க.
<laughs> <laughs> அந்த மாதிரி போய் சொல்லிட்டு சொல்லி சொல்லிட்டுங்க நான் வீட்டுக்கு போறேன், திருதிருன்னு முழிச்சுட்டு ஒளியிதுங்க போய்ட்டு. அவங்க வீட்டுக்காரன் பின்னாடி போய் ஒளியுது. "ஏ! இங்கே வா இந்தாண்ட வா" அப்படின்னேன், வந்துச்சு. "என்ன இதெல்லாம்?" அப்டீன்னேன், "இல்ல நீ பேசறது எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் வந்து நீங்க வந்து உங்க மேலே நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன், நீங்க என்னுடைய அக்காக்கு மேலே நான் உங்கள பார்க்குறேன்" அப்படி இப்படின்னு அப்படியே ஒரு டயலாக் விட்டுச்சு அந்த பொண்ணு.
அய்யயோ! அ. <laughs> ம். ம். சரிங்க விழுந்துட்டீங்களா?
அப்புறம் எங்கேங்க விடறது. அதுக்கப்புறம் அது மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுங்க எனக்கு. நம்பிக்கை வந்து அது என்ன அந்த அதெல்லா மறுபடியும் அதாவது நம்பிக்கை உடைக்காமல் நாம் சொல்லலாம். ஆனா, நம்பிக்கை உடைஞ்சு போனது தான் உண்மை அந்த இடத்தில எனக்கு. அது பெரிய சர்ச்சை ம் ஆமா. பெரிய சர்ச்சைக்குள்ளலாம் நம்ம மாட்ட கிடையாது. ஆனா அந்த சர்ச்சை வந்து பெருசா போகாமலே தீர்த்து வைக்கலாம்ன்னு பார்த்தேன். ஆனா என்னுடைய அமைதியான ஒரு விஷயம் அதுக்கிட்ட மேற்கொண்டு எதுவுமே பேசவே இல்ல. அந்த அமைதியான ம் ம் விதமே பார்த்தீங்கன்னா, அதை வந்து ரொம்பவுமே அந்த பொண்ணை ரொம்ப காயப்படுத்திருச்சி. அந்த பொண்ணையும் சரி, அவங்க வீட்டில இருக்கிறவங்களையும் சரி எல்லாருமே அந்த பொண்ணை போயிட்டு, "ஏன் இந்த மாதிரிலாம் தேவையில்லாதலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேலை? உனக்கு ஏன் இந்த மாதிரி?" அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு அறிவுரைலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. இதில எங்கே அந்த நம்பிக்கையோ, அந்த நட்போ, அந்த ஒரு ம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் சொல் இல்லையா? அதாவது ஒரு ஒருத்தவங்கள்ட்ட நம்ம உண்மையா பழகுறோம் அப்படீன்னா அவங்களுக்கு தண்ணி தாகம் அடிச்சா கூட நமக்கு தெரியுங்க நமக்கு. நம்மள அப்படி பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம், "ஓஹோ! தண்ணீ"
அ. ஆமா. கண்ணாடி மு கண்ணாடி பாத்திரம் உடைஞ்ச மாதிரி தானே, உ உ தூள் தூளாகிருக்குமே? ஆ! ம். ஆமா அ. புரியுது, புரியுது. ஆமா. ஆமா. <tsk> உண்மையை சொன்னீங்க. சரிங்க சரி, புரியுது அ.
அந்த மாதிரி ஒரு நட்பு தான் வந்துட்டு, நம்ம அந்த மாதிரி ஒரு நட்பில தான் நம்ம பார்த்து எதிர்பார்த்து பழகுறோம். ஆனா நமக்கு வரதுங்களா பார்த்தீங்கன்னா, தண்ணி தாகமா அடிக்குது தண்ணி தாகம். இருக்கிற தண்ணி டேங்க்ல தண்ணியெல்லாம் பிடுங்கி விட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. நமக்கு வரதுங்கலாம்.
ஆமாங்க. <chuckles> <laughs> <laughs> அ உண்மையிலயே, ஏதாவது இவ்ளோ இப்படியும் செய்ய முடியுமா? அப்படீங்கிற மாதிரி ஒரு தருணம் ஆகுது, இல்லைங்களா?
கண்டிப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறமேல பேசி புரிய வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் 2 வருஷம் நான் அது கிட்ட பேசவே இல்லைங்க. அந்த பொண்ணுட்ட பேசவே இல்ல. அந்த பையன் வேலைய விட்டு போயிட்டான். அந்த பையன் வேலைய விட்டு போயிட்டான். இந்த பொண்ணும் வேலைய விட்டு நின்னுடுச்சு. நானும் ஒரு 2 வாரம் போவே இல்ல, எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் சரி போ அப்டீ சொல்லிட்டு, நம்ம குடும்பத்துக்காக நம்ம போறோம். நம்ம யாருக்காகவும் நம்ம வேலைக்கு போல, நம்ம குடும்பத்துக்காக நம்ம போறோம்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் பாட்டுக்கு என்னோட வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் 2 வருஷம் க கழிச்சு, என்னோட வீட்டில எங்க வீட்டில ஒரு விசேஷம் இருந்துச்சு. அப்போ அந்த விசேஷத்துக்காக எங்க மாமனார் மாமியார்லாம் போய் அவங்களை போய் கூப்பிட்டாங்க. அப்போதான் ரொம்ப வருஷம் 2 வருஷம் கழிச்சு அப்போதான் வீட்டுக்கு வரா. வந்தோன்
ஆ. இப்போ? ஆ. ஐயயோ! சிறப்பு. சரிங்க. ம். உங்க வீட்டுக்கார நீங்க உடனே வந்து இது பண்ண முடிஞ்சுதா? புரிய வைக்க முடிஞ்சுச்சா?
அவர் என்னங்க! அவர் தாம் தும்னு 2 வாட்டி குதிப்பாரு. அப்புறம் வஷ் "உஷ்" அப்படின்ட்டு அமைதி ஆயிடுவாரு, அவ்வளவுதான். <chuckles>
நல்ல விஷயம். நல்ல விஷயங்க. அதாவது இதை கேட்டதுக்கு ஒரு இது. ஆ.
<chuckles> ஏன்னா, நம்ம மேல தப்பு இல்லைங்க. நம்ம தப் நம்ம மேல தப்பு இல்லாம நம்ம பயப்படணும் பயப்படலாம் தப்பு இருந்தா. நம்ம மேல தப்பு இல்லாத போது எதுக்கு நம்ம பயந்துக்கிட்டுங்க? அங்க அந்த இடத்துல விளக்கமே தேவையே இல்லைங்க. என்ன கேட்டா, "என்ன விளக்கம் நம்ம கொடுக்க முடியும் போய்ட்டு?"
ஆமாங்க. ஆமா, ஏதாவது இருந்தா தான் அத விளக்க முடியும். இல்லாத ஒண்ணத்துக்கு என்னத விளக்க முடியும், இல்லைங்களா?
ம். விளக்கம் என்னத்த நான் விளக்க? நான் போய் அதை உட்காந்துக்கிட்டு, அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு அதுவும் அ இப்படின்னா போதும் எங்க அப்பா, அம்மா ஒரு படையோட கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம எதுக்கு போய்ட்டு? அப்டீன்ட்டு. அதை சுமூகமா அப்டீயே நானு பேசி, அப்படியே சமாளிச்சு, அப்டீயே நான் அதை கொண்டு போயிட்டேங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தோழி என் வாழ்க்கையில இருந்தாங்கன்றது வந்து இன்னும் ஆனா அவளை நான் மறக்கவும் இல்ல, அவள நான் மன்னிக்கவும் இல்ல. <chuckles>
<laughs> <laughs> ம். நல்லதுங்க. <laughs> அது முடியாதுங்க. அதாவது உங்க நம்பிக்கைய வந்து அவங்க எவ்வளோ உடைச்சிருக்காங்க? அதுவும் வந்து எவ்ளோ பாசமா இருந்துட்டு, இந்த ரத்தமும் சதயுமா இருந்துட்டு, கடைசியில வந்து இந்த வ என்னமோ வ கொ பி பின்னாடியே இருந்து குழி தோண்டுற மாதிரியே வந்து, உங்க வாழ்க்கையில வேலைய பார்த்துருக்காங்க. இது உண்மையிலயே ரொம்ப தவறான ஒரு விஷயம். உங்க நம்பிக்கை உடைக்கப்பட்டபோது உங்களுக்கு எப்படி இருந்திருக்குங்கிறது, என்னால உணர முடியுது. அ அதே மாதிரி வந்து நீங்க அத கையாண்ட விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க அனுபவங்களை வந்து ரொம்ப சிறப்பா பகிர்ந்துகிட்டீங்க. நன்றிங்க.
ம். ம். <laughs> கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. நன்றிங்க.